ஒரு நட்பு ரீதியா தான் நான் வெளியில வந்தன். ஆமா, ஆமாமா. அந்த நட்பு ரீதியா தான் நான் என்ன பண்ணேன்னா, வெளில வந்தேன். அதனால திரும்பி நான் அங்க போறதுக்கு எந்த வித சங்கட்டமும் இல்லாத மாதிரி இருந்துச்சு.
<tsk> ஓ! ஒரு கெட் டூ கெதர்லாம் பண்ணியிருக்கீங்க. சரி, சரி. ஆ. சரி, சரி.
இந்த மாதிரி ஆயிடுச்சு
நல்லது, நல்லது. ஏன்னா, அங்க மு முன்னாடி ரொம்ப நாள் அங்க வேல பார்த்தீங்களா?
ஆமாங்க, ஆமாங்க. அதனால வந்து
ஓஹோ! எவ்ளோ அங்க முன்னாடி எவ்வளோ நாள் வேலை?
எவ் எவ்ளோ நாளு அப்டின்னு எவ்ளோ நாளு அப்படின்னு சொல்லி கேட்கிறத விட, எப்படி அவங்க கூட பழகுனேன் அப்படிங்கிறத தான் நீங்க ம மனசுல எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு உதவினா, மொத ஆளா நான் அங்க ஓடி போய் நிப்பேன். எந்த மாரி உதவி கேக்க பண உதவிய தவிர, மத்த எல்லா உதவிகளையுமே நான் அந்த இடத்துல இருப்பேன்.
எவ்ளோ வருஷமா? அப்படியா? ஆ. ஆ அப்ப சரி. ஆ.